ம்.
ஒகே. அப்ப இது வந்து இப்போ இத வந்து நீங்க உங்க கணவர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்குலையா? இந்த மாதிரி நீங்க உணருகிறீங்க அப்டின்னு!
அதுக்கு அப்புறம் கண்டிப்பா. நான் பகிர்ந்துக்கும்போது, அவுங்க என்னா சொல்லுவாங்கன்னா? "நீ தொலைக்காட்சி பாரு இல்ல ஃபோன் பாரு" இல்லன்னா, நான் கொஞ்சம் கதைகள் எழுதுவேன். "அதில வந்து நெறையா கவனம் செலுத்து" அப்டின்ற மாதிரி தான் அவுங்க சொல்லுவாங்க. அ அதுக்கப்புறம் எனக்கு என்னான்னா? என்னால எதிலயுமே கவனம் செலுத்த முடியல. இதில என்னா ஆயிடுச்சுன்னா? என்னோட கணவரும் வந்து வரதுக்கு சில நாட்கள்லாம் ரொம்ப தாமதமாகும். அப்போ நான் என்னா பண்ணுவேன்னா? தனிமையா இருக்கும்போது ஏதாவது ஒரு திரைப்படம் பாக்குறேன் அப்டின்னா, அந்த படத்தில வர காட்சிகளெல்லாம் உருவகப்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டேன். குறிப்பா சொல்லணுன்னா, அந்த சமயத்துல தான் நாங்க வந்து இந்த ராட்சசன்னுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த த்ரில்லர் நோடல் அது பாத்துட்டு, நான் தனியா இருக்கேன் வீட்ல. அப்பதான் நான் வந்து சரியா வேலைய விட்டு வீட்ல இருந்த காலகட்டம். அப்போ அந்த படம் பாத்துட்டு, அ என்னா எனக்கு தோணும்ன்னா, என்னோட சமையல் அறையில ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா பாத்தா எதிர்ல இருக்க ரோடுலாம் அழகா தெரியும், கட்டிடங்கள்லாம் தெரியும். நான் எத்தனையோ நாள் வந்து அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்து சமைச்சிட்டுருப்பேன். ஆனா, அந்த படம் பாத்ததுக்கு அப்புறமா அந்த ஜன்னல் வழியா வந்து அவன் அந்த கிறிஸ்டோபர்ன்னு ஒரு கதாபாத்திரம் வரும் இல்லையா? அது வந்து உள்ள குதிச்சு வர மாதிரியே எனக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும். <chuckles> அ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதில என்னான்னா, அது ஃபுல்லா வந்து ஆ
ம். ஓஹோ, பரவால்லையே. ஓஹோ! சரி சரி. ஓஹோ, ம் ஆமா-ஆமா ஆமா, ஆமா. சரி. ஓஹோ! ம். ஆமா. அய்யய்யோ! அ. ஓஹோ! இ இது வந்து ஒரு மனநலத்தையே ஒரு பாதிக்கறதுக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு அ இல்லங்களா? உங்களுக்கு அந்த தனிமை! ம்.
ஆமா. ரொம்ப அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. இதில என்னான்னா, அந்த ஜன்னல் முழுக்க கம்பி போட்டதுதான். நல்லா ஸ்ட்ராங்கான கம்பி போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு கைய கூட வெளில விட முடியாது. அதில வந்து நான் "அது வழியா அவன் வந்து உள்ள வந்துடுவான். என்னை வந்து கொலை பண்ணிடுவான்" அப்டின்லாம் வந்து நானு ரொம்ப கற்பனைக்கு போயி, இதோட அதிகபட்சமா என்னா ஆயிடுச்சுன்னா, அ 1 நாள்லாம் என்னால இரவில வந்து அந்த சமையல் அறைக்குள்ள போகவே முடியல. ஏன்னா, அங்க தான் அந்த சாளரம் இருக்கும். நான் அதனால உள்ளேயே போகாம, நான் வெளில என்னோ வரவேற்பு அறையிலயே உக்காந்துருக்கேன். என்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணீட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சமைக்கல அப்டின்னு சொல்லீட்டு. அப்போ ஒரு 11:00 மணிக்கு வீட்டுக்கு வராங்க வந்தா வெளிலயும் கடைகள் பெருசா இல்ல. நாங்க இருந்தது வந்து கொஞ்சம் உள்ள இருக்குற மாதிரியான பகுதி அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, அவருக்கு என்னா சொல்றதுனே தெரியல! கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து, "இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு" அப்டின்னு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர அங்க நிக்க வச்சுட்டே 11:00 மணிக்கு சமைச்சு நெறையா நாட்கள் இப்படி நடந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு பாதிப்ப வந்து எனக்கு அந்த தனிமை குடுத்துச்சு.
ம். ஆமா. சரி. ஓஹோ! ஓ. சரி சரி. அய்யய்யோ. அ. ஓஹோ. சரி சரி. ம்ஹம். அ. ஓஹோ! இப்ப இதிலிருந்து இது வந்து இப் இப்ப நீங்க சொல்லும்போதே, எனக்கு வந்து, புரியிது. ஏன்னா, இது சாதாரணமான ஒரு தனிமையா நீங்க உணர்ல. இது வந்து, பல விதத்தில வந்து உங்களுக்கு வந்து, ஆ ஓ மனசளவுல வந்து பாதிப்ப குடுத்திருக்கு. இதிலிருந்து எப்டி நீங்க வெளியே வந்தீங்க?
ம். ம். ஆமா.